அ சரி, ஓகே. இது நம்ம பக்கத்துல தான் இருக்கு. பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா, பெரிய 1 ஸ்டார் ஹோட்டல்லாம் போடல. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். போனா சாப்பிட்டு வரலாமே. 1 நாள் சன் ஞாயித்துக்கிழமைகள்ல முடிவு பண்ணேங்க. போனா, அவங்க சொன்ன மாரி கண்கள் கவர்ற மாரி அந்த இடம் அப்படியே தான் இருந்தது. அதெல்லாம் உண்ம.
ம். ஆஹா. ம். சரிங்க. ம். ஆ, சரிங்க. ம். ஓஹோ! நா.
ஆனா, அந்த இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா, அ பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டிருக்குங்க. அந்த இடத்துல இல்லாத ஒரு பொகை, பொல்யூஷனே கெடையாது. அது வந்து அந்த ரோட்டு மேல ஒரு அ அவ்வளோ ட்ராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட அந்த கடைக்கு முன்னாடி ஒரு 10, 20 வண்டி எப்பவுமே புகைய தள்ளீட்டு அவ்வளோ ட்ராஃபிக்ல தான் நிக்குது. அதேமாரி, எந்த உணவையும் அவங்க மூடி வைக்கவே இல்ல. அப்புறம் அங்க பரிமாறுனவங்களாகட்டும் யாருமே ஒரு இப்ப சிக்கன் பீஸ ஒரு அது வந்து இப்ப கிரேவி மாரி இருக்குதுங்க. அட்லீஸ்ட் ரொம்ப டிரையா இருந்தா கூட, சில்லி சிக்கன் எல்லாம் கையில எடுத்துப் போடுவாங்க.
ஓஹோ! ம். அச்சச்சோ! ஆ. ஆஹா. சரிங்க. அடடா! ம். ஆ அத வந்து கண்டிப்பா ஆ. ஆமாமாங்க.
அந்த கிரேவிக்குள்ளயே அவங்க கைய உட்டு எடுத்து அந்த வடசட்டியில போடுறாங்க. அது நம்ம பார்த்த உடனே மனசே விட்டுடேங்க. ஆக்சுவல்லா, நா சாப்புட்ற முடே போய்ட்டு தான் திரும்பி வந்துட்டேன். அது மே பி அந்த புட் வந்து டேஸ்ட்டா இருந்திருக்குமோ என்னமோ, அது தெர்லங்க.
அச்சச்சோ! ம். அடடா! புரியுதுங்க. ம். ஆ. கண்டிப்பா, டேஸ்டா தாங்க இருந்திருக்கும். ம்.
கண்டிப்பா. இருந்தாலும் நமக்கு வந்து அ பாக்கும்போதே ஒரு வந்து, ஒரு ஒரு கூசுற மாரி, இப்ப நம்ம மூஞ்சி சுளிக்கிற மாரி இருக்கு, இல்லைங்களா? அ.
அதான், அதான்ங்க. அந்த மாதிரி இருந்திருக்குது. அப்ப அவரு வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த மாரி எதுவும் தெரியறது தானங்க.